அதை வந்து, நம்ம குழந்தைகள சாப்பிட வைக்கணும். அதுக்கு வந்து, உங்கம்மா கையாளுகிற உத்தி வந்து ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க. இது போக வந்து, நீங்க குழந்தை காலத்தில வேறு ஏதாவது விழா காலங்கள்ல ஆ ரொம்ப ஸ்பெஷலா சாப்பிட்ட உணவுகள், எதாவது பத்தி நீங்க சொல்ல முடியுமா?
அதுக்காக தான். ம். ஆமா. அப்ப விழா காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மாலாம் விரதம்லாம் இருப்பார் இருப்பாங்கல்ல, அந்த தைப்பூசம், பங்குனி உத்திரம், அப்புறம் அந்த தீபாவளிக்கெல்லாம் நோம்பு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பளம், பாயாசம், நா 2 3 கூட்டு அதெல்லாம் வப்பாங்கல்ல.
ஆமா. கண்டிப்பாக.
அது இன்னுமே நல்லாயிருக்கும். வாழை இலையலாம் போட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, நமக்கும் வாழை இலையில போட்டு வப்பாங்க. சரியா இலையில சாப்பிட கூட தெரியாது எனக்கு அப்பலாம். ஆனா, வாழை இலை போடுவாங்க. ஏன்னா, உடம்புக்கு நல்லது இலையில சாப்பிடணும், அ "நீ வந்து மெதுவா சாப்பிட்டாலும் பரவாயில்ல உட்காந்து சாப்பிடு."
அந்த வாழை இலை போட்ட உடனே மனசுக்கு ஒரு ரம்மியமான ஒரு மகிழ்ச்சி வரும் பார்த்தீங்களா. <laughs> ஆமா.
ஆ அவங்களே துடைச்சு கொடுப்பாங்க. சாதத்த, அதில சூடா போடும்போது, "அது நல்லது உடம்புக்கு." அப்படிம்பாங்க.
ஆமா. அந்த வாழையில அம்மா ஏதோ கொண்டுவந்து குடுக்க போறாங்க. இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, ஆம அப்ப ஹேப்பி, அந்த ஹேப்பி மைண்டு.
அது. ஆ. ஆ, அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்வீட் தருவாங்க. கேசரி, அந்த மாரி ஏதாவது இருந்ததுனா தருவாங்க. அப்படி இல்லைனா, அந்த அப்பளம் வந்து போட்டு நொறுக்கி, அந்த பாயாசத்துல போட்டு சாப்பிடும்போது இருக்கு பாருங்க அது நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அதில வந்து கொஞ்சமா அந்த பால் மாரி இருக்கும்ல ஜவ்வரிசி, அதை வந்து லைட்டா வறுத்து போட்டிருப்பாங்க. சேமியா பாயசத்தில, அது வந்து அப்றம் மு
நிச்சயமாக. அந்த மாரி. ஆமாமா, ஆமா. அது இன்று வரை இன்று வரை நிறைய திருமண வீடுகள்ல கூட நான் பார்க்கிறேன். இந்த செட்டிநாட்டு பகுதிகள்ல போனீங்கன்னா, அந்த ஒரு சில இடங்கள்ல நகர்ப்புறங்கள்ல தான் வந்து இந்த பாயாசத்தை வந்து, ஒரு கப்ல ஊத்தி குடுக்கிறாங்க. ஆனா, செட்டிநாட்டு பகுதியில்.
ஆஹ அதெல்லாம் வந்து, அதெல்லாம் அப்படி சாப்பிடவே கூடாது. நல்லா அப்பளத்தில போட்டு, நல்லா வந்து உடைச்சிட்டு அம்மா ஊத்த சொல்லி, அதை அப்படி கை அது ஒழுகாம, அழகா சாப்பிட தெரிஞ்சா தான் அவங்களுக்கு நல்லா சாப்பிடத் தெரிஞ்சுது ரசிச்சு, ருசித்து சாப்பிட தெரிஞ்சிதுன்னே அர்த்தம். யாராவது இலையில எனக்கு வேணா கப்பில கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா, நானா அவங்களை மேலேருந்து கீழ வரைக்கும் பார்ப்பேன்.
<laughs> சரிங்க ஆ. விட்டா அடிச்சுருவீங்கபோல இருக்கு.
எனக்கு எப்படி சாப்பிடணுன்னே, தெரியாது சாப்பிட்டீங்களே நீங்கள்லாம்?
இல்ல, விட்டா வந்து அந்த சா வந்து பாயாசம் ஊத்த வரவங்க முறையா வந்து பரிமாறல அப்படின்னா, பளார்ன்னு 2 அறை விட்ருவீங்க போல.